கண்டிப்பா. கண்டிப்பா.
நான் செவனேன்னு போலாம், அங்க ஆளுங்களே இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் ச நான் போய் பொருள்கள எடுத்துட்டு, நான் அமைதியா வந்துரலாம், ஆனா எனக்கு எப்ப தேவையோ! நான் வீட்ல போய் உட்காந்துட்டு அமைதியா அந்த கணக்கெல்லாம் நான் வந்து அ பைசல் பண்லாம்.
நிச்சயமா. கண்டிப்பா. இப்போ
ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அது ஆபத்தா? சரியான்னு தெரியல.
இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். கண்டிப்பா. ஆபத்தான இன்னொரு விஷயம் சொல்றேன். ரொம்ப ஆபத்தானது. அத வந்து, நீங்க தான் வந்து பத்திரமா பயன்படுத்த ஒரு விஷயம். அது என்னனென்னா, கான்டாக்ட்லெஸ் வயர்லெஸ் கார்ட் வயர்லெஸ் காஸ் ரொம்ப ஆபத்தானது. என்னென்னா, அதுக்கு ஒரு லிமிட் கெட இருக்கு. சரிங்களா ஒரு ரூ.2,000, ஒரு ரூ.3000.
ஆமா. ஆமா உண்ம தான். ஆமா. ம். ஆமாமா. கம்மியான காசு தான் அதில போட்டு வச்சிருக்கிறது. ஆனா, அதுவுமே நமக்கு தே நிஜமாவே சரிதானா? அப்பிடின்னு நான் 1000 தடவ அத பா உத்து, உத்து பார்க்கிறதுண்டு.
ஆமா. என்னன்னு சொல்றேன் கேளுங்களேன்! நீங்க வந்து
இன்னுமே நம்ம மனசுக்கு அத ஏத்துக்க மாட்டேங்கிதுல்ல.
ஆமா. இங்க உங்களோட கைப் பைலயோ! இல்லாட்டி ஆண்கள் வந்து அவுங்களோட பர்ஸ்லயோ வச்சிருப்பாங்க. அந்த கார்ட் அ கான்டாக்ட்லெஸ் கார்ட. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டம்மி ஆ டிரேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிசினஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதில வந்து மத்த உபகரணம்
அந்த கான்டாக்ட்லெஸ் கார்ட் தேய்க்கிற உபகரணங்கள் எல்லாம் வாங்கி ஒரு 100 பேர்ட்ட தேச்சு விட்டுருவாங்க.
ஆமா. அதான், அதான்.
எப்பிடி தேய்ப்பாங்கன்னா, அந்த கார்ட் அந்த மெஷின கையிலேயே கொண்டு வந்து மார்க்கெட்ல அப்புறம் எங்கெல்லாம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கோ! 2,000 தேச்சு விடுவாங்க. அப்பிடி எங்க எப்பிடி தேய்ப்பாங்கன்னா, உங்க பேக் பக்கத்துல வப்பாங்க. அது வந்து தேய்ஞ்சிரும். அதுக்கு பின் தேவல்ல. சரிங்களா?
ஆமாமா. எப்பிடி போறது? இன்னிக்கெல்லாம் டிஜிட்டல்ல பணம் எவ்ளோ போகுது? ந நான் ஒன்னும் உத்து, உத்து பார்த்துட்டு இருந்தாலும் எங்கடா போச்சு? அப்பிடிங்கிறமாரி இருக்கு இப்பல்லாம் நெலம, நிறைய வந்து கேஸ்லாம் போயிட்டிருக்கு. அதெல்லாம் எவ்ளோ நடக்குது? கிடைக்குதா என்ன இதுலாம் சந்தேகம் தான்
ஆ, ஆண்களோட ஆமா. ஆமா. நிச்சயமா.

நிச்சயமாங்க. இது எப்படினா வந்து ஆ நான் அந்த காலத்தில இருந்து அப்டியே வர்றேன் நானு. அந்த காலத்தில எப்டினா நமக்கு வந்து டீ, காஃபில்லாம் ஒரு ரூ. 2 ரூ. 3 இருந்த காலகட்டத்தில வந்து, நீங்க ரூ. 5 நோட்டு, இல்ல ரூ. 5 காயின் ன போய் குடுப்பீங்க. சரிங்களா? அவுங்க வந்து ரூ. 2, ரூ. 1 சில்ர வந்து துல்லியமா குடுத்தாங்க அந்த காலத்தில. சொல்லப்போனா, சில்ற 50 காசு கூட இருந்துச்சு. ஒரு பொருளோட வெல ரூ. 1.50 இருக்கும்.
ஆமா. ஆமாமா. 50, 20 அ எல்லாம் என் பாட்டி வெச்சிருந்து நான் பாத்துருக்கேன்.
கண்டிப்பா. இல்ல நானே வச்சிருக்கேன். 50 பைசாலாம் நானே வச்சிருக்கேன். 50 பைசா, 20 பைசா, 10 பைசா, 5 பைசா, 1 பைசா எல்லாம் நானே வச்சிருக்கேன்.
ஆ. அதான். இல்ல அவ குடுப்பாள! எனக்கு "ஏதாவது வேணுனா இதா இத போய் வாங்கியிருக்கலாம்" அப்படின்னு சொல்லி குடுக்கும்போது, அத கொண்டு போய் நான் அவுங்க ப பையிலயே திரும்ப போட்டுருவேன். அதனால, எனக்கு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. ம்.
கண்டிப்பா. நிச்சயமா. அப்டி சொல்கிறீங்களா சரி ரைட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நம்ம இந்த பண பரிவர்த்தன அதாவது டிஜிட்டல் மயமானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எங்க போனாலும் சில்ற வச்சுக்கவே மாட்டாங்க. இப்போ அதுக்கு முந்தின காலத்தில, என்னோட பள்ளிப்பருவத்துலலாம் எங்க போனாலும் ஒரு ரூ. 5 நான் பொருள் வாங்கினாலும், நூ ரூ. 100 குடுத்தா சில்ற குடுப்பாங்க. சரிங்களா? இப்பலாம் இப்பலாம் வந்து சில்ற ரூ. 1, ரூ. 2 லாம் சில்ற கிடையாது. ரூ. 5 ரூ. 10 யே சில்ற தான். அன்னைக்கு ஒரு நாளு
ஆமாமா. எனக்கு தெரிஞ்சு இப்ப ரூ. 5 ரூ.10 லாம் இல்லங்க, இன்னும் கூட போயிட்டிருக்கு.
அன்னைக்கு அன்ன உ ரொம்ப கூச்சமே இல்லாம ஒரு ந சம்பவம் நடந்துச்சு. ஒரு ரூ. 95 ஆச்சு நான் வந்து ரூ. 200 நீட்னேன். ரூ.100 குடுத்துட்டு ஒரு ரூ. 5 க்கு சாக்லேட் குடுத்து இது எனக்கு வேணாங்க. நீங்க ரூ. 5 குடுங்கன்னேன். ரூ. 5 சில்ற இல்லன்னாங்க. ஏங்க ரூ. 5 சில்றயெல்லாம் சில்றங்கிறீங்க நீங்க. ரூ. 5 வந்து ஒரு பெரிய காசுங்கன்னேன். "நீங்க இருந்தா குடுங்க நான் ரூ. 10 குடுக்குறேன்"
அதான். ஒருத்தர் கிட்ட ரூ. 5 ன்னா நான் கணக்கு போடுவேன். ஒருத்தர் கிட்ட ரூ. 5 ன்னா, 10 பேர்ட்ட அவன் எவ்வளோ சம்பாரிப்பான்? அப்ப எப்படி இவங்கலாம் இப்படி வச்சுக்கிறாங்க? நான் வந்து டிக்கெட் எடுக்கணும்னா எனக்கு கரெக்ட்டா காசு குடுக்கணும். அவுங்க கரெக்ட்டா சில்லற தராங்க. இந்த பூக்கடைகள்ல, இந்த காய்கறி மா போய் கடைலலாம் போய் பாத்தீங்கன்னா, அவ்வளோ எளிதா இது ரூ. 1 தானே விடுங்கம்பாங்க, அந்த ரூ. 1 நான் இல்லன்னு சொன்னா அந்த பச்ச மொளகாயில நீ கொஞ்ஜோன்டு எடுத்து போடுறியா இல்லையா? அந்த இஞ்சி தருவியா? இல்ல வந்து நான் கேட்கிற காய்கறி ஏதாவது பதார்த்தங்கள மாத்த மாட்டாங்களா என்ன?
ஆமாங்க. எ கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா.

கண்டிப்பா கத்தும். அது சில இடத்துல கத்தும், சில இடத்துல கத்தாது. நான் அதான் சொல்ல வரேன் நான். அந்த சில வெவரமானவங்க வந்து அத பண்ணுவாங்க. விவரம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
ஆ. ஆஹா! காய்கறி கடையில பாத்தீங்கன்னா, எவ்ளோ கூட்டம் இருக்கு அத்தன பேர் இருந்தாலும் அந்த ஆள் கரெக்ட்டா காது அங்க வச்சிருப்பார். எப்பிடி கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறாரு அப்பிடின்னு, நான் யோசிப்பேன். ஏ எதாவது ஏமாத்து வேல நடக்குதா? எப்பிடி, அ
கண்டிப்பா. அ. இல்ல அவுங்களுக்கு அதான வேல இல்லயா! நிச்சயமா. அது அவுங்களுக்கு வேல இல்லயா! ரூ. 1வா இருந்தாலும் அவுங்களுக்கு வியாபாரம் இல்லயா! ரொம்ப ஜாஸ்தி விக்க மாட்டாங்க. அவுங்க. ஒரு நியாயமா தான் விப்பாங்க. ஒரு ரூ. 25 பால் பாக்கெட்ன்னா, ஒரு ரூ. 1 சேர்த்து ரூ. 26ன்னு போட்டு விப்பாங்க. அது எதுக்குன்னா அவுங்களோட எலக்ட்ரிசிட்டி காக உள்ள வந்து பிரிட்ஜ்ல வச்சுருப்பாங்க, பால் கெட்டுப்போகாம இருக்கிறதுக்காக. அதுக்கு மட்டும் தான். ரொம்ப அதிகமா விக்க மாட்டாங்க. நம்ம அதுலேயே ஏமாத்த நினைக்கிறோம் அப்பிடின்னா, நம்ம எல்லாம் வந்து மனுஷங்களான்னு முதல்ல யோசிச்சுக்கணும் நம்மள. ஏமாத்த நினைக்கிறவங்கள அது ஏய்!
ஆமா, அ, ஆ. அதான். ஆனா, நீங்க 1 பாருங்க. எனக்கு என்ன தோண்றதுன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என் தலைக்குன்னு ஒரு கியூஆர் கோடு இருக்கும். நான் இப்பல்லாம் கிண்டலா சொல்றது உண்டு. ஆ இந்த பெரிய, பெரிய நாடுகளுக்கெல்லாம் அப்பிடிதான் இருக்கு இல்லயா! அந்தமாரி என் தலைக்கும் 1 இருக்கு. உங்க தலைக்கும் 1 வரப்போறது. இப்பிடிதான் இன்னிமே வந்து காலம் அ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னவோ அப்பிடின்னு நான் சொல்ல வரேன்.
சொல்லுங்க. நிச்சயமா. நான் ஒரு விஷயம் சொல்லவா! நானு. கண்டிப்பா. நீங்க வரப்போகுதுன்னு சொல்றீங்க. நீங்க வரப்போகுதுன்னு சொல்றீங்க. நான் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொல்றேன் நானு. ஆனா, கியூஆர் கோடு வடிவத்தில கிடையாது. கை ரேகை வடிவத்தில சரிங்களா?
ஆஹா! ம். அதான், அதுதான்.
கைரேகை வடிவத்தில, அப்புறம் கண் ரேகை, கண் பார்வை வடிவத்தில. சீனாங்குற ஊர் இருக்கு. நீங்க அதில போய் பார்த்தீங்கன்னா. என்ன பண்ணுவாங்கன்னா, க ஷாப்பிங் மார்க்கெட் ல ஜாமான் வாங்கிருவாங்க. ஒன்னுமே பண்ணமாட்டாங்க. அந்த கை 4, 4 விரலோ, இல்ல 5 விரலயோ வப்பாங்க. அப்பிடியே வச்ச உடனே கை ரேகை மேட்ச் ஆகும். இந்த நபர் யார்ன்னு தெரிஞ்சுக்கும், இந்த நபருக்கு உண்டான அக்கவுண்ட் மேட்ச் ஆகும், அங்கருந்து காசு டெபிட் ஆயிரும். ஓகே! பணம் கட்டியாச்சு, நீ போயிட்டு வரலாம்! அப்பிடின்னு சொல்லும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ச்சி இருக்கு.
அதான், அதான். அஹ. ஆமாமா. நீங்க அதுகூட இல்லங்க! நான், நான் சில நாடுகளுக்கு நானும் பயணம் பண்ற வாய்ப்பு கிடைக்கும்போது, நான் 1மே இல்ல, எனக்கு கேமரால போய் நின்னாலே போதும். எனக்கு அங்க அக்கவுண்ட் இருந்தா அது கதவு ஓப்பன் பண்ணிடுது.
சரிங்க.